ஓ, புரியுது, புரியுது. அதாவது அது ன் அப்புறமா சொல்லலாம்னு பார்த்தோம். நீ கால் எடுத்துக்கலன்னு, அப்புறமா சொல்லலாம்னு பார்த்தா, ஒருவேளை ஒ அவங்களுக்கும் மறந்துக்கலாம். உங்களுக்கும் போற இதுல மறந்துறலாம். ஆ.
நான் அதுக்குள்ள நான் அதுக்குள்ள நான் தேட ஆரம்பிச்சிட்டேனா நான் அதுக்குள்ள தேட ஆரம்பிச்சிட்டேனா, இந்த அவசர காலங்கள்ல நமக்கு வாய்ஸ் நோட்டுங்கிறது அந்த அளவுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. கால் எடுக்க முடியாத சூழ்நிலை. நமக்கு வந்து சில சமயங்கள்ல இணைப்பு கெடைக்காத நே வேளைலலாம் இது வந்து வாய்ஸ் நோட்டு அப்படிங்கிறது நமக்கு வந்து அப்ப ஃப்ளைட்டு இதுலருந்து இறங்கினதுக்கு அப்புறம் மேல நான் உடனே பார்த்தவுடனே அத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க, அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வாய்ஸ் நோட்டு போட்டுருக்காங்க. என்னன்னு சொல்லீட்டு கேட்டுப் பார்த்தா, இந்த மாதிரி இருக்காங்க. அப்பாடா! தேடுற நேரம் மிச்சம்.
ஆ. புரியுது, புரியுது, புரியுதுங்க. ரொம்பவே உதவியா இருக்கு. கண்டிப்பா. சரிங்க, சரி.

வந்திருக்குங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப எங்க அப்பாவுக்கு, அம்மாக்குலாம் என்ன நான் என்னுடைய பொறுத்த அளவில பிறந்தநாள்னா நான் 12:00 மணிக்கு அதாச்சும், நைட்டு 12:00 மணிக்கு வந்து வாழ்த்து சொல்றது அப்படிங்கிறது என்னோட வழக்கம். அது யாரா இருந்தாலும், என்னோட நொ நெருங்கிய உறவினர், நண்பர்கள் இவங்க யாரா இருந்தாலும் சரி. ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். அப்படி இல்ல, அவங்களலாம் கொஞ்சம் இதுவா இருக்காங்க, ம், அதாச்சும் சில குடும்ப சூழ்நிலை நமக்கு தெரியும் இல்லையா? அப்படிப்பட்டவங்களுக்கு நான் என்ன பண்ணிடுவேன்னா, "இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்" அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா 12:00 மணிக்கு சென்ட் பண்ணிடுவேன்.
கண்டிப்பா. சரிங்க. சரிங்க. சரிங்க. சரி. கண்டிப்பா. நம்பளுக்கு சூப்பர், சூப்பருங்க. அதாவது, தெரிஞ்சு நல்லா முடிஞ்சவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். அ கொஞ்சம் தூரத்தில நம்மளுக்குன்னு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுடலாம். பண்ணாம இருக்கிறதுக்கு, இந்த ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடும்போது நல்லாயிருக்கும். ம்.
அதே மாதி